கண்டிப்பா. இப்போ இதற்கிடையில இப்போ நீங்க சொன்னத பாத்தா, உங்களுக்கு வந்து ஃபுல் டைட் செட்யூல் இத தாண்டி எடையில வந்து, ஏதாவது ஒரு இதர வேலைகள் வந்து, யாரோ உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க, அப்டின்னா அதுக்கு நீங்க எப்டி வந்து நேரம் ஒதுக்குவீங்க? "இல்ல! இத என்னால செய்ய முடியாது! "அப்டின்ற மாதிரி நீங்க வந்து அவுங்க கிட்ட சொல்லிடுவீங்களா?
ம். கண்டிப்பாங்க. ம். ம். அ அதுதாங்க. இப்ப வேலைக்குப் போற எடத்துல வந்து, எக்ஸ்ட்ரா டைமிங்ஸ் வந்து குடுப்பாங்க. அது மாரி 5:30 வரைக்கும் மீட்டிங் இருக்கு. 6:00ஒ க்ளாக் வரைக்கும் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, பெரும்பாலும் நான் அத தவிர்க்க தாங்க நான் பாப்பேன். ஏன்னா, அது ந்த அந்த 1/2 மணி நேரம் அங்க நான் செலவிட்டு வந்தேன் அப்டீன்னா, அடுத்து 1 மண்நேரம் ஆயிடும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ அந்த 1 மண்நேரம் பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு பா சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கட்டும், இரவு உணவா இருக்கட்டும், ம் அப்பறம் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு வந்து, தன் அ ம் நேரம் வந்து ம் கடந்து போய்ட்டே இருக்கும் அங்க. அதனால பெரும்பாலும் இதெல்லாம் வந்து நான் தவிர் தவிர்க்க பாப்பேன். ஆனா, தவிர்க்க முடியாததுதான். தவிர்க்கப் பாப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, அ நெறையா வந்து நிகழ்ச்சிகள், கல்யாண நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு காதுகுத்து நிகழ்ச்சியா இருக்கட்டும், இந்த மாரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் பெரும்பாலும் தவிர்த்துகிறதுங்க போறது.
ஆ. ம். கண்டிப்பா. ம். அய்யோ,

அதாவது, காலை உணவுன்றது ஒரு நாளில வந்து ஒரு உண் அ முக்கியமான ஒரு உணவு. அந்த உணவு வந்து நீங்க தவிர்த்துட்டு போறதுன்றது உங்க உடல் நலத்தில வந்து நறைய பாதிப்ப ஏற்படுத்தும் இல்லையா? இத நீங்க வந்து சரி செஞ்சுக்க ஏதாச்சு ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யலாம் தானே?
ம். ம். கண் <inhales> ஆம் கண்டிப்பாங்க. அ ஒரே 1 நிமிஷம் இத வந்து நம்ம சரி பண்ணணும் அப்டின்னா, காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிக்கணுங்க. <laughs> அத தவிர வேற இதுக்கு ஒரு வ சான்ஸே கிடையாது. நம்ம தான் காலையில காலையில தூக்கம் தான் நமக்கு அப்டியே தாாளாட்டுற மாரியே இருக்குமே நமக்கு.
ம். கண்டிப்பா. ஆனா வேளக்கி <laughs> ஆமா. ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு வந்து காலையில எழுந்து செய்யணுன்றது ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா?
<chuckles> ம். கண்டிப்பாங்க. ஆ இப்ப பாத்த இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு காலையில பார்த்தீங்கன்னா, என்னோட ரொட்டீன் அந்த 9 ஓ கிளாக் வரைக்கும் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சு வாச தெளிச்சுட்டு அதுக்கு ஒரு கோலத்த ஒண்ணு போட்டுட்டு அதுவும் கண்டிப்பா வாச தெளிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த சாணம் கலந்த தண்ணீயில தான் தெளிக்கணும். இந்த பஷ என்ன தெளிஞ்ச தெளிச்சோம் அப்டின்னா, அ அது என்னமோ அவங்க பரம்பரா பரம்பரையா அப்டியியே அத ஃபாலோ பண்ணிட்டு வராங்கலாம். அதனால கண்டிப்பா அந்த சாணம் தி கல தி தண்ணீர் வச்சு தான் தெளிக்கணும். அது ஒரு கோலத்த போடணும். அதுல ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அடுத்தது வீட்டுக்குள்ள வீட்டுக்கிட்ட போய் அடுப்ப சுத்தம் பண்ணிட்டு, ஒரு சாப்பாடு வைக்கணும், ஒரு டீ வைக்கணும். அதும் டீ பால் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஆள் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு. ஒருத்தவங்க பூஸ்ட் குடிப்பாங்க. ஒருத்தவங்க ஹாலிக்ஸ் குடிப்பாங்க. ஒருத்தவங்க காஃபி, ஒருத்தவங்க டீ.
இந்த அம். ஏன்? அதாவது ஆ. ஆ. சரி. கஷ்டமாச்சே! <laughs> இது வந்து இவங்க பாரம்பரியமா வந்து உங்க குடும்பத்தில வந்து கடைபிடிச்சுட்டே வராங்க இல்லையா? ரொம்ப நாளா?
<laughs> இதெல்லாம் ம். ஆமாங்க. ஆமா. இப்ப நான் ஒரு வேள அசந்து தூங்கிட்டா கூட எங்க அத்தை எந்திரிச்சு அததான் பண்ணுவாங்க. வாசு தெளிக்கிறான் முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா வாசு தெளிச்சிருப்பாங்க, சாணம் கலந்து தான் தெளிச்சிருப்பாங்க அவங்க.
அப்போ ஆ. இப்போ பொதுவா வந்து வேலைக்கு போற பெண்களால வீட்டு வேலைகள வந்து மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுக் இத தாண்டி குழந்தைங்கள பாார்த்தக்கிறதுன்றது நேரம் கிடைக்காது. கஷ்டம்ன்றத காட்டினும் நேரம் கிடைக்காது. இப்போ உங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க எப்படி வந்து நேரத்த ஒதுக்குவீங்க? உங்களுக்கு என்ன வந்து ப்யாரிட்டிலாம் நீங்க குடுப்பீங்க?
ம். ஆமாங்க. கண்டிப்பா. ம்.